ஓ! கண்டிப்பா இப்ப வந்து அ நம்பளால நேரத்த நிறுத்தி வைக்கவே முடியாது. ஆனா புகைப்படம் வந்து, அந்த ஒரு சுகந்திரத்த தரும் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு அழகா இந்த இயற்கை, குழந்தைங்க சிரிக்கிறது அந்த பொக்கை வாய வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது என்னுடைய மகளுக்கு மட்டும் இல்லாம நான் எங்க அக்கா குழந்தை, எனக்கு இப்போ தெருவில எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தையா இருந்தா கூட, நானே வந்து சில நேரலாம், நான் நல்ல ஒரு புகைப்படம் எடுத்து தரவா? அப்டின்னு சொல்லிட்டு, உடனே அவுங்களுக்கு ஒரு பேக்கிரவுண்ட்லாம் செட் பண்ணி அழகா புகைப்படங்கள்லாம் எடுத் <chuckles>
ம். ம். ஓ! பரவால்லங்க. நீங்க எடிட்டிங்லாம் பண்ணி குடுப்பீங்களா? பண்ணுவீங்களா?
ஆமா, ஓரளவுக்கு, அதாவது இந்த கலர் கரெக்ஷன் அதெல்லாம் பண்ணோம்ன்னா, அந்த இயற்கை அழகு போயிடும்னனு நினைப்பேன் நானு. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருக்க லைட்லாம் வச்சு, அழகா நான் செட் பண்ணி அவுங்களுக்கெல்லாம் புகைப்படங்கள்லாம் எடுத்து குடுத்துருக்கேன். அது எங்க அக்கா மகனுக்கு வந்து, நெறையா அழகழகா, அ எங்க அக்கா இப்போ கூட சொல்லுவா "ஐயோ, ஸ்டுடியோவில எடுத்தத விட நீ எடுத்தது தான் நல்லாருக்கும்" அப்படின்னு ஏன்னா நம்ம முதல் முறையா நம்ம வீட்ல ஒரு குழந்தை வந்திருக்கும் இல்லையா? அந்த
அ, அ. ஓ! நல்ல விஷயங்க. <chuckles> ஆமாங்க பாத்து, பாத்து நம்ப எடுப்போம் அந்த இந்த தீமெல்லாம் வச்சு மாரி பண்ணுவாங்களே, அந்த மாரிலாம் எடுத்தீங்களா?
ஆமா. அ. ஆமா, அவர வந்து செஃப் ஆக்கியிருப்போம். முருகன் ஆக்கியிருப்போம். <chuckles> அ காய்கறிகள வச்சு அந்த மாதத்தை குறிக்கிற மாரி, ஆனா என் மகளுக்கு ஆமா. என் மகளுக்கு எனக்கு செய்யிறதுக்கு, எனக்கு உடல்நிலை அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால, அவ்வளோ செய்ய முடியல.
ஓ! பரவால்லையே. <chuckles> அம். ஆமா, ஆமா 1 மாசம். கண்டிப்பாங்க. ஏன்னா, நம்ப தான் வந்து மொத்தமா அவுங்கள பாத்துக்கணும், அவுங்களுக்கு பால் குடுக்குறது அதனால கண் கண்டிப்பா முடியாத ஒரு விஷயம் தான். நம்பளே அப்போ வந்து, தெம்பு இல்லாமதான் திரிவோம். <chuckles>
<chuckles> <chuckles> கண்டிப்பா. அதுவும் நான் வீட்ல தனியா தான் இருந்தேன். அம்மா வீட்டுக்கே நான் போகல. அதனால ஆமா. அப்போ என்னோட அக்காவுக்கு 2 மகள் பிறந்திருந்தாங்க. அதனால அங்க போக முடியலைன்னு, நான் எங்க வீட்லயே இருந்துட்டேன். அப்போ நானும் என் மகளும் தான். ஆனா அந்த மாரி நேரத்தில என்னான்னா, ரொம்ப இந்த மாரி மெனக்கெடாம, எளிய ம எளிய வகையில, புகைப்படம் நெறைய எடுத்து வச்சிருப்பேன் என் மகள்ல. அவுங்க, அவுங்க சும்மா அப்டியே படுத்திருக்க அழகு, சிரிக்கிற அழகு, அப்டின்னு, ஏன்னா நம்ப கையி
அச்சச்சோ! ம். ஓ! சரி, சரி. ஆ இந்த கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி.
ஆமா. கேண்டிட் ஃபோட்டோஸ் மாதிரி, அது இப்போ பாக்கும்போது, அடடா! இது வந்து கஷ்டப்பட்டு எடுத்தத விட இது ரொம்ப அழகா இருக்கே! அப்படின்லாம் தோணும்.
ம். <chuckles> அதான் எதார்த்தமா, ஒரு போஸ் குடுக்காம அந்த மாதிரி. ம்.
உண்மைய, ஆமா. அது இந்த காலை வெயில் படணுன்றதுக்காக, இங்க இந்த பால்கனி கதவ தொறந்து வச்சுருவோம். அந்த காலை வெயில் அவுங்க மேல படும். அப்போ நம்ம இந்த பக்கத்துலேருந்து, இந்த இருட்டு பக்கத்துலேருந்து எடுக்கும்பொழுது, அந்த அ ஷெல் அவுட்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அ அதெல்லாம் ரொம்ப, ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அவளுக்கே வந்து அதெல்லாம் பாக்க ரொம்ப புடிக்கும். அ எப்பயாவது நேரம் கெடைச்சா அப்டியே என்னோட தொலைபேசியில உக்காந்து, ஒரு 8 வருடத்த ஓட்டுவாங்க அப்படியே,
ம். ஆ. ஆமா. நல்லாருக்குங்க அது. ஒரு ஆளு. <chuckles> ஓ பரவால்லங்க! நீங்க அந்த ஷிலோஸ்ன்னு சொன்னீங்கள்ல, அத நான் எங்களோட குடும்பமா வந்து எடுத்தோம். 3 பேரும். அது ஞாபகம் வந்துருச்சு <chuckles> நல்லாயிருக்குங்க. ம் அது ஒரு ஃப்ரேம் போட்டே வந்து வீட்லேயும் வச்சுருக்கோம் அது நீங்க சொன்னோனமே, ஞாபகம் வந்துருச்சு எனக்கும். <chuckles>
ஓ! சிறப், ஆமா. <chuckles>